ம். இந்த மேரி நேரங்கள்லாம் நிறையவே நடந்திருக்குங்க அப்ப. என்னோட கல்லூரி நேரங்கள் போக மீதி மீதி ப பகுதி நேரங்கள் இருக்கும். அந்த நேரங்கள்ல வந்துட்டு நான் போவேங்க வேலைக்கு. நான் ஒரு காசு தேவைக்காகவும் சரி சூழ்நிலை காரணமா. அந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்துட்டு ரொம்ப என்ன மாரியே கஷ்டப்படுற குடும்பத்தை சார்ந்தவன் தான். அவனும் வந்துட்டு படித்து கொண்டு தான் இருக்கான். அவனுக்கு வந்துட்டு "இந்த வேலைக்கு போய் வாங்கி கொடுப்போமா நம்ம இல்லாதப்ப அந்த பையன் பார்த்துக்கிட்டும். நம்ம இருக்கோமோ, இல்லையோ அந்த நேரங்களிலேயும் ஆட்கள் தேவைப்படுதுன்னு நம்ம உரிமையாளர் சொல்றாரு." அப்படின்றப்ப அந்த பையனை சேர்த்துக்கிட்டாங்க. அந்த இடங்கள்ல பாத்தீங்கனா அவன் வந்துட்டு என்ன வந்துட்டு தவிர்த்துட்டு என்னை தூக்கி எறிஞ்சுட்டு அ "இவனை எப்போ தூக்கி எடுத்துட்டு நம்ம வந்துட்டு இந்த இடத்தை வந்துட்டு பிடிச்சுக்கணும். நம்ம பார்த்துக்கணும் இனிமே," அப்படின்றதை வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்போ நான் நல்லது செய்ய போய் எனக்கு அது வந்துவிட்டு தீங்கா வந்துட்டு ஆரம்பிச்சோனே எனக்கு தெரிய ஆரம்பிச்சுருச்சு, அந்த உரிமையாளரும் வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு குளோஸ். எல்லா விஷயங்களையும் என்கிட்ட சொல்லிடுவாரு, பகிர்ந்து கொண்டுகிட்டே இருப்பார் பர்ஸ்னலா இருந்தாலும் என்ன வீட்டு விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவாரு, அப்படிங்கிறப்ப, என்னையே தூக்கி எறிட்டத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இவன் யாரு இப்போ வந்தாலும் நீ சேர்த்து விட்டவன் சரி, இவன்ட்டயும் நான் வந்துட்டு ஒரு ஒரு ஒரு தரப்பில வந்துட்டு பேச முடியாது. உன்ட்டேயும் ஒரு தரப்பில பேச முடியாது. ஏன்னா நீ வந்துட்டு இல்லாத நேரங்கள்ல அவனும் வர மாரி இருக்கு. அப்போ வந்துட்டு நீ வந்துட்டு எப்போமே எனக்கு முக்கியமான ஆள் தான். ஆனா நீ இல்லாத நேரங்கள்ல உன் சூழ்நிலை காலமானதனால அ கல்லூரி நேரங்கள் போக மித்த நேரங்கள்ல இவன் வர மாரி இருக்குன்றப்போ, அவ பேச முடியல எதுவுமே பண்ண முடியல. அதனால அவனுக்கு நல்லதை எடுத்து சொல்லணும்ன்னு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்பயும் அவன் புரிஞ்சுக்கல. அந்த இடத்துல புரிஞ்சுக்கலன்றப்போ நானும் நேரடியா அவன்ட்ட பேசுவேன். "என்ன தம்பி உனக்கு பிரச்சனை எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரா நம்ம பேசிக்கிட்டா தான் மனசுல அழுக்கெல்லாம் வந்துட்டு வெளியேறும். அப்போதான் நம்மளுக்கு ஒரு புரிதல் ஏற்படும்ன்றது." தான் அவனுக்கு எடுத்து சொல்றேன். அப்பயும் அவன் புரிஞ்சுக்காம பேசாமலே நின்னுட்டு இருக்கான். என்னென்னமோ எடுத்துட்டு இருக்கான். நான் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவன் சொல்லுவான்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. உரிமையாளர்ட்ட என்ன என்னமோ தப்பா புரிஞ்சுகிட்டு சொல்லியிருக்கான். "தம்பி அந்த பையன் அந்த கிடையவே கிடையாது. அந்த மாரி எண்ணம் உள்ளவனா இருந்தா உன்னை சேர்த்து உட்டுருக்க மாட்டான். நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சு அப்ப அவன் வந்துட்டு வேலைக்கு போற நாட்கள்லயும் வந்துட்டு நீ அவனே வரட்டும் அவனுக்கு கஷ்டம் இருக்குன்னு அவன் சொல்லியிருக்க மாட்டான்." எல்லாருக்குமே இங்கே கஷ்டம் இருக்கு. வெறும் சொல்லியே அவன் புரிஞ்சுக்காம ஏதோ பேசியிருக்கான். அப்போ நான் பாத்தேன் அ இனிமே வந்துட்டு இவனோட பேச்சுவார்த்தைய கம்மி பண்ணிக்கணும். சின்ன பையன்ன்றது கஷ்டப்படுறானே நம்மள மாரி கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம அனுபவத்த வச்சு சேர்த்து விட்டோம். இப்போ நம்ம கஷ்டப்படுறோம் அவனால அப்படின்றத யோசிச்சிட்டு இது பண்ணிட்டு தனிமையிலயே நான் பாட்டுக்கு போய்ட்டு வரது. அ வேலை செய்றது இது மாரி தானே போய்ட்டு இருக்கோம்.
ஓஹோ! ஓஹோ! ம். சரிங்க. சரி. ஓஹோ! ம். சரி, சரி. சரிங்க. ஓ! ஓ! சரி, சரிங்க. ஆஹா! ஓஹோ! சரிங்க. ஓஹோ! ம். ஆமா. ஆஹா! சரிங்க. ஓஹோ! ம். கண்டிப்பா. ஓஹோ! ம்ஹ்ம். ம். ம். சரிங்க. ம். சரிங்க. ஓஹோ! ஆமா, ம் கண்டிப்பா.

கண்டிப்பாங்க. ரொம்பவும் அருமையான ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க. ஏன்னா, இந்த மாதிரி அ நமக்கு ஒரு வாழ்க்கை துணையா வரக்கூடிய ஒருத்தரோட, நம்மோட துன்பங்கள் எல்லாத்தையும் பகிரும்போது, நமக்குள்ள நறைய புரிதல் வரும். நமக்குள்ள, எ அந்த, அந்த சண்டை போடும் அந்த நெலமை ரொம்பவும் கொறஞ்சுரும்னே கூட சொல்லலாம். ஏன்னா, அது என்னதான் நம்ம புரிஞ்சுட்டாலும் ஒரு சில எதிர்பார்ப்புகள் 2 பேராலயுமே வந்து அடைய முடியாதன் சூழ்நிலை கூட வர வாய்ப்பிருக்கு இல்லையா? அந்த மாதிரி, உங்களோட அ காதலியினாலயே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சிறு துன்பமோ, இல்ல ஒரு மனக்கசப்போ வந்தப்போ, அத நீங்க எப்டி உங்க காதலியோட அத பகிர்ந்துட்டு உங்களோட துன்பத்துலருந்து நீங்க வெளில வந்தீங்க?
கண்டிப்பாங்க. உண்மையாவே சொல்லணும்னாங்க, நறைய நேரங்கள்ல அது நடந்திருக்கு. அ சண்டை சச்சரவுகள் வந்துட்டு அவங்க வந்ட்டு ஒரு புரிதலின் அடிப்படைல இல்லாத போது, கோபத்தினால வந்துட்டு கட்டுப்படுத்த முடியாம என்ட்ட ரொம்ப இது பண்ணுவாங்க, சண்ட போடுவாங்க. அத வந்துட்டு நான் புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப முயலுவேன். அப்பயும் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, சொன்ன விஷயத்தையே சொல்லிகிட்டு இருக்க, எப்ப பாத்தாலும் பேசிக்ட்டே இருக்க, விடமாட்டியா அதோட அப்டின்பாங்க. ஆனா அந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும்னு நெனைக்க மாட்டாங்க. நம்ம என்ன சொல்றோம், நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு கஷ்டப்பட்ருக்கோம், மனசளவுல ஹர்ட் ஆகியிருக்கோம்ன்றத அவங்க பு திரும்ப, திரும்ப நீ பேசுனதையே பேசுறேன்றத சொல்லி ஆஃப் பண்றதுக்கு நிப்பாங்களே தவிர்த்து அந்த விஷயம் என்னன்றத முழுமையா வாங்கி உள்நோக்கி புரிஞ்சுக்கணும், அவனும் கஷ்டப்பட்ருக்கான்ல, நம்மளுக்கு வரப்போறவன்தானே, நம்மதான் முடிவு பண்ட்டோம்ல, அப்ப நம்ம அவன புரிஞ்சு நடந்துக்ட்டாதான நல்லது, அவன் நம்மள புரிஞ்சுக்கிறானே, அப்டின்றத யோசிக்க மாட்டாங்க. அந்த எடத்திலயும் என்ன முன்போக்கா வந்துட்டு எடுத்து வைப்பாங்கன்னா, பேசுனதையே தான் நீ பேசிக்கிட்ருக்கன்றத தான் எடுத்து வைப்பாங்களே தவிர்த்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது இன்னும் கஷ்டங்கள குடுக்கும் ஒரு சில நேரங்கள்.
ம்ஹ்ம். அப்டிங்களா? ஆமாம். ஓஹோ! சேரி, சேரி. ம். ஆஹா! ஆமா. ம். ஆ. ஆமாங்க. ம்ஹ்ம். ஆமாம். ம். சரி, ஆமாம். ம்.